நம்ம நிறைய திரைப்படங்கள வாழ்க்கையில பார்ப்போம். அப்படி வந்து, சில படங்கள் வந்து, நமக்கு மனதுக்கு நெருக்கமானதா இருக்கும். மீண்டும், மீண்டும் பார்க்கக்கூடியதா இருக்கும். அ அதுபோல உங்களுக்கு, அடிக்கடி ஒரு ஆறுதல், அ எனக்கு வேணும், அப்பிடின்னா, அந்த படத்த பார்ப்பேன். அப்பிடின்னு, எந்த படத்த பாப்பீங்க? அது பத்தின, அனுபவங்கள பகிர்ந்துக்கங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நடன கலைஞர். எனக்கு வந்து அடிக்கடி தேவைப்பட்ற ஒண்ணு என்னனா, தன்னம்பிக்கைங்க. அந்த தன்னம்பிக்கைய தேடி, தினம், தினம் நான் வந்து ஓடிட்டே தான் இருப்பேன். ஏனா, என்னோட வே தொழில் அப்பிடி. நான் வந்து "1 நாள் வந்து என்னால உடல் ரீதியாவோ, மன ரீதியாவோ, என்னால அன்னக்கி தொழில் பண்ண முடியல," அப்பிடின்னா, அன்னக்கி 1, எனக்கு மிகப்பெரிய வீழ்ச்சிய தரும். என்னோட அன்றாட வாழ்க்கையில. என்ன நம்பி எ ஒரு குடும்பம் இருக்கு. அத நான் வந்து பயன்பாட்டுக்கு உள்ளாட்றப்போ, எனக்கு வந்து நம்பிக்க ரொம்ப தேவைப்படுங்க. சில
ம்ஹ்ம். சரி. ம்ஹ்ம். ஓ! நிச்சயமா சொன்னீங்க. அது நடன கலைஞர் உங்களுக்கு நம்பிக்கை, நிச்சயமா தேவைப்படுன்னு சொல்றது, 100% நான் ஏத்துக்கிறேன். அதே வேளையில, உங்களுக்கு மட்டும் இல்ல, உலகில இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும், நம்பிக்கை என்பது மிக, மிக முக்கியமான அடிப்படை கூறு. ஆ நீங்க சொல்லுங்க.
கண்டிப்பா. கண்டிப் கண்டிப்பா. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதாவது நீங்களும் ரொம்ப சரியா சொன்னீங்க. த நடன கலைஞர்கள் மட்டும் இல்ல, எந்த ஒரு வேலை, யார்? என்ன? எது? பண்ணாலும், அந்த தன்னம்பிக்கைன்றது ரொம்ப அவசியம் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அந்த வகையிலங்க நான் வந்து நான் எப்பல்லாம் ரொம்ப அ அதாவது வீழ்ச்சின்னு சொல்றத தாண்டி, மன ரீதியா நமக்கு ஒரு டவுட் வரும் பாத்தீங்களா? ஒரு செல்ஃப் டவுட் வரும். நம்ம பண்றது கரெக்ட்டா! இல்ல அன்னக்கி நாள் வந்து சரியா போயிருக்காது. அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்சினு ஒரு படம் இருக்கு. ஆ ஜெர்சி. அதாவது அந்த படத்தில வந்து, நானி நடுச்சுருக்காங்க நானி நடுச்சுருப்பாங்க. அ ஸ்ரதா ஸ்ரீநித இல்ல, அது வந்து தெலுங்கு படம். ஆ, அதுக்கு வந்து தமிழ், தமிழ்ல உருவான ஒரு, ஒரு இசையமைப்பாளர் தான், இசை அமச்சுருக்காங்க. அது, ஆனா அது வந்து தமிழ்லயும், அத வந்து மொழிபெயர்த்து, அது வந்திருக்கு வ படம். நான் வந்து அந்த படத்த சினிமா தியேட்டர்ல எல்லாம் பாக்கலங்க. எதார்த்தமா எனக்கு வந்து ஒரு ஒரு ஒரு படம் ஒண்ணு பாக்கணுனா, எனக்கு ஒரு, ஒரு ப விதமான படம் மேல ஆர்வங்கள் ஜாஸ்தி. இந்த விளையாட்டு ரீதியா, வரும் பார்த்தீங்களா? இந்த ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபின்னு சொல்வாங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி, எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அந்தமாரி ப படங்கள் வந்தா, நான் வந்து அத செலவிட்டு மெனக்கட்டு பாக்கிறதில ஒரு ஆர்வம் ஜாஸ்தி. அப்பிடி எதார்த்தமா, நான் வந்து OTT இணையதள வலைதளங்கள்ல பாக்குறப்போ அந்த படம் வந்தது. எதார்த்தமா அப்ப ஜெர்சி படம்.
ஆமா, ஆமா. ம். நிச்சயமா. ஜெர்சி. ஆ சரி. ம்ஹ்ம். அது தமிழ் படமா? என்ன படம்? சரி. ஓ! ஆ. ஆ. ஆஹ. ஆமா. விளையாட்டு சார்ந்து, நிறைய படங்கள் எடுக்குறாங்க. அது போல, ஆ. சிறப்பு, சிறப்பு. ஜெர்சி படமா? அது எந்த விளையாட்ட, மையமா வச்சு எடுத்துருக்காங்க? அந்தப் படம்.
அது வந்து கிரிக்கெட். கிரிக்கெட்ட பயன் ஆமா, கிரிக்கெட்ட ம மையமா வச்சு தாங்க எடுத்தது. ஆனா, இதில என்ன?
கிரிக் ஆ. தமிழ்ல அந்த படத்துல, யாராவது நம்ம நடிகர்கள், ஜீவா போன்றவர்கள் நடித்தாங்களா?
இல்லங்க. இல்ல இல்ல. அது வந்து ஜீவானு, ஒரு படமே இருக்கு. நீங்க சொல்ற படம் என்னனு எனக்கு தெரியுது. அ, ஸ்ரீதிவ்யா அவுங்கள்லாம் இருக்குறாங்க. அவுங்க தான் நடிகை. அ.
ஆ, சரி, சரி. <tsk> ஆ. சரி, சரி. ஆ சரியா பிடிச்சீங்க. ஆனா, அந்த படம் பெரிய அளவில பிரபலம் இல்ல ஆனா நீங்க கரெக்ட்டா பிடிச்சுட்டீங்க. கரெக்ட் தான். ம், ம்.
ஆமா. கரெக்ட்டுங்க. அ அதுவும் நான் பாத்துருக்கேன். பட் எனக்கு வந்து, அது வந்து ஒரு வாழ்க்கைய சொல்லனா கூட, எனக்கு இந்த ஜெர்சி வந்து எப்பிடி எனக்கு ரொம்ப ஒரு, ஒரு உணர்ச்சிபூர்வமான படம் அப்பிடின்னா, அது வந்து, அந்த கதாநாயகனோட நடிப்பு திறன் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப இயல்பா இருக்குங்க. அதாவது, எதுவுமே செயற்கையா இருக்காது. ஒரு ஒரு மனுஷன் வந்து தன்னோட தன்னோட வாழ்க்கை தன்னோட குடும்பத்துக்காக எந்த அளவுக்கு போயி அந்த விளையாட்ட என்ன ஆனாலும் பரவால்லை. "என் உயிரே போனாலும் என்னோட குடும்பம் தான் எனக்கு முக்கியம். என்னோட குழந்தை தான் எனக்கு முக்கியம். அதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு"
ம். ஆமா, ஆ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆ, சரி. அத நீங்க சொல்றப்பயே பயங்கரமான உணர்வு பூர்வமா இருக்கே. அந்த அளவுக்கு நேசிச்சுருக்கீங்க. அந்த படத்தினுடைய காட்சிகள், அந்த உள்ளார்ந்து, அத வந்து பார்த்து, நிறைய தெரிஞ்சுருக்கீங்க. ஆ சரி.
கண்டு கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. அதில பார்த்தீங்கனா, எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்குங்க. நான் வந்து எப்பல்லாம், எனக்கு வந்து டைம் கிடைக்குதோ, எனக்கு ஏதோ ஒரு படம் பார்க்கனுன்னு தோணுதோ, இப்பயும் அந்த படம் தான் திருப்பி நான் போட்டு பார்ப்பேன். அதில வந்து, "ஜெர்சி"ன்ற ஒரு படம். அதில பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில வந்து, நானின்றவரு வந்து, செஞ்சுரி அடிப்பாங்க. அதாவது 100 ரன்கள் அவ் அடித்து அவரே தாங்க அவரே தான். அவரே தான். சோ, அவரு வந்து தன்னோட குழந்தைக்கு முன்னாடி, குழந்தை தன்னோட த பையன் முன்னாடி வந்து 100 ரன்கள் அடித்து, அ வருவாரு. எதிரணி வந்து நியூசிலேண்ட் ல, அதாவது நியூசிலேண்ட்டுக்காரவங்க தான் எதிரணி. அப்போ அவங்கள எதிர்த்து அந்த, அந்த, ஒரு ஒரு போட்டியில வந்து, 100% க்கு மேல 100 ரன்களுக்கு மேல அடித்து, ஆ வருவாருங்க. ஆனா, அந்த அந்த அந்த போட்டியில இந்தியா தோத்துரும். இவரோட அணி தோத்துரும். அப்போ, வர்றப்போ அவரோட பையன் வந்து நானிய பாத்து, அ "அப்பா நீங்க ஹீரோ அப்பா!" அப்பிடின்னு சொல்லுவாங்கங்க <tsk> அந்த அது, அந்த அ அதாவது அந்த ஒளிப்பதிவுன்னு சொல்வாங்க. இங்கிலீஷ்ல ஸ்கிரீன் ஃபிளேன்னு ஒண்ணு சொல்லுவாங்கங்க. ஐயோ! அத பார்த்தீங்கனா!
ம். ம். ஜெர்சிய போட்டுருவீங்க. ஆ. ம். சரி. அ நான் நானி வந்து "நான் ஈ" படத்தில நடுச்சவர்தான நானி. நல்லது, நல்லது. அ. ம், ம். ம். சரி. ஆ. ம்ஹ்ம். சரி. ம்ஹ்ம். ம். ஆஹா. கண்டிப்பா. ஒளிப்பதிவு வேற, நீங்க சொல்ற, ஸ்க்ரீன் ஃபிளே வந்து திரைக்கதை. ஒளிப்பதிவு இல்ல. ம்.
ஆ சாரி, சார். ஆ கரெக்ட்டுங்க. அதாவது அந்த ஒரு அந்த ஒரு காட்சி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ அன்னைக்கி நை அன்னைக்கு இரவே வந்து அவர் பையன் வீட்டுக்கு வந்து, அவரோட வீட் அவன் பையனோட கபோர்ட்ல வந்து, சச்சின் டெண்டுல்கரோட படம் வச்சிருப்பாங்க. அத எடுத்து அத மாத்தி, அவரோட ப தந்தையோட ஃபோட்டோவ வப்பாரு. நானியோட போட்டோவ மாட்டுவாரு, அவர் பையன் <tsk> சோ, இது வந்து <tsk>
ஆ. ஆமா. ம். அப்பிடியா? ம். ம். அப்பிடியா? <laughs> இது இதுக் இந்த காட்சிய வந்து கேக்குறப்பயே வந்து, ரொம்ப ஒரு பிரமாதமா இருக்குமே <laughs> இந்த, ம்.
<laughs> கண்டிப்பா. அதாவது, நீங்க நீங்க நேரம் கிடைத்தா அந்த படம் பாருங்க. ஆ அது அது வந்து ரொம்ப ர இதா இருக்கும். இதையும் தாண்டி ஒரு அ அந்த தன்னோட த தன்னோட பையன் வந்து தன்ன மீண்டும் ஒரு ஒரு ஹீரோவா ஏத்துக்கிட்டதுனால, தன் நானிக்கு வந்து இதயத்தில, ஒரு கோளாறு இருக்கும். இதயத்தில ஒரு நோய் இருக்கும். அதை யாருக்குமே சொல்லமாட்டாரு. அதுக்காக தான் கிரிக்கெட்ட விட்டே வெளியே வருவாரு. அந்த படத்தில. ஆனா, தன்னோட பையன் நான் கிரிக்கெட் விளையாட்றத பாத்து, ஹீரோன்னு சொல்றப்போ, இவ் என் பையனுக்காக நான் ஏதாச்சும் பெருசா பண்ணனும். பொருளாதார ரீதியா நான் பின்வாங்கி இருந்தா கூட, என் பையன் சந்தோசத்துக்காக, நான் ஏதாச்சும் நான் பண்ணனுன்ட்டு, தன்னோட இதய நோய எல்லார்கிட்டேயும் தன்னோட மனைவிககிட்ட இருந்து கூடமறச்சு, இந்தியாக்காக நான் ஒரு தடவையாவது ஆடிரணுன்டு ரஞ்சி டிராஎபில நான் ஒரு தடவையாவது ஆடிரணுன்டு, கடைசி வர போராடி, தன்னோட 35 வது வயது, அதாவது இன்னைக்கி இன்னைக்கி இருக்கிற விளையாட்டிலெல்லாம் 35 வயது ஓய்வு பெறுற வயது. கரெக்ட்டா ரொம்ப சரியாக சொன்னீங்க அந்த வயதிலேயும் போராடி ரஞ்சி டிராஃபி விளையாடணும், அப்பிடின்றதுக்காகவே, அதுல ப தன்னோட பையனுக்காக ரஞ்சியிலயும் விளையாடுவாருங்க. ஆனா, துரதிஷ்ட வரமா ரஞ்சியோட கடைசி விளையாட்ல, 100% அடித்த அவரோட அணிய வந்து, குவாலிஃபை ஆக்கி, ஃப ஃபைனல்ஸ் ல வின் பண்ண வப்பாருங்க ஆனா, அந்த கடைசி ரன்னுல அவரு இதயம் இதயம் பலவீனமாகி அவரு அந்த பிட்ச்லேயே அவரோட உயிர் போயிடும். ஆ அப்ப வந்து பார்த்தீங்கனா <tsk> இதில ரொம்ப ஒரு ஆழமான பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரஞ்சில, அவரு விளையாண்டு முடிச்ச உடனேய, அவரு உயிர் போயிரும். ஆனா, பார்த்தீங்கனா இண்டியா டீம்ல இருந்து, அவருக்கு ஒரு அழைப்பு வரும். அவரு இந்திய அணிக்காக விளையாடுறதுக்கு வாய்ப்பு வரும்னு சொல்ட்டு. அப்போ, அவரு வந்து உயிர் பிரிஞ்சிரும். அதுக்கப்பறம், அந்த அவரோட குழந்தை இருப்பாரு பார்த்தீங்களா? அந்த பையன். அவரு வளர்ந்து அவரோட அப்பாக்காகவே அவரோட அப்பா வாழ்க்கைய, ஒரு புஸ்தகமா எழுதி வெளியிடுவாரு <tsk> அப்போ, அந்த புஸ்தகத்தில வந்து என்ன எழுதியிருப்பாருன்னா, ஏன் அப்பா வந்து திரும்பி விளையாட்ட ஆரம்பிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னோட பையனோட, அவரோட அவரோட குழந்தையோட பிறந்த நாளுக்கு வந்து, இண்டியாவோட "ஜெர்சி" வேணுன்னு கேட்ருப்பாரு <tsk> எனக்கு வாங்கி தாங்க, இந்தியாவோட "ஜெர்சி" வேணுன்னு. அப்ப, அன்னைக்கி நானியால வாங்கி தந்திருக்க முடியாதுங்க. ஆனா, இன்னைக்கி அவரு ஆனா, அன்னைக்கி வந்து வாங்கி தராத முடியாதனால, இண்டியாக்காகவே நான் வெளாண்டு என் பையனுக்கு, நான் ஒரு "ஜெர்சி" வாங்கணுன்றதுக்காகவே, விளையாட ஆரம்பிச்சு உயிர விட்டிருக்கிறாரு. அப்போ <tsk> அந்த பையன் வந்து அந்த புஸ்தகத்தோட பெயர் வந்து "ஜெர்சி" னு வச்சுருப்பாருங்க <tsk> சோ அது, <tsk> ஆமா. அந்த, அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, அ, அவர் உயிர் பிரிந்த அந்த காட்சிய பாக்கும்போது, ஒரு மனுஷன் தன்னோட கு குழந்தையோட ஆசைக்காக எங்கனாலும் போயி, என்னனாலும் பண்ணுறப்போ, நமக்கே ஒரு நம்பிக்கை வரும். அ என்னனாலும் நான் கண் கலங்கி இருக்கேன். அது அந்த காட்சிய எத்தனை முறை பாத்தாலும் அதுவும் இல்லாம அந்த இசையமைப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா, அனிரூத் அவர்கள் தான் போட்டிருப்பாங்க. ரொம்ப உணர்ச்சியா இருக்குங்க. அதாவது ரொம்ப, ஒவ்வொரு பாட்டும் சரி. ஒவ்வொரு போராட்டமும்
நிச்சயமா, நிச்சயமா. ம்ஹ்ம். ஓ! சரி. அடடா! ஆ. ம்ஹ்ம். ஓ! எல்லாமே ஓய்வு பெற்றுருவாங்கல்ல. இன்னைக்கி பெரும்பாலும். ஆமா, ஆமா. ஆ, ஆ. சரி, சரி. ஆ, சூப்பர். ம். அடடடடா! ஆ. ம். ம். அருமை அரும அரும அரும அரும அரும. ம். ஓ! சரி. ம். சரி, சரி. ஆ, அழகா சொல்லியிருக்கீங்க. பெயர் காரணம். ஆ. ஆ. ம். ஓ! சரி, சரி. நீங்க அத சொல்லும்போதே, இவ்வளவு உணர்ச்சி பட்றப்ப. அத பார்க்கிறப்ப உங்களுக்கு எவ்ளோ உணர்ச்சி பெருக்கு எடுத்துருக்குங்கிறத, என்னால உணர முடியுது. ம்.
ரொம்ப. ரொம்ப, ரொம்ப, ஆழமா இருக்குங்க அந்த இசை வந்து. அந்த காட்சியோட அந்த இசை கேட்கும்போது, ரொம்ப எவ்ளோ பெரிய கஷ்டத்தில இருந்தாலும், அ, நம்மக்குள்ளேயே ஒரு நம்மளோட, மனசாட்சி வந்து சொல்லும், "விட்றா! பாத்துக்கலாம்." அப்பிடின்றமாரி சொல்லி ஒ,
ம். ம். நமக்கே எதோ ஒரு ஆறுதல் சொல்றதுக்காகவே அந்த படக்காட்சிகள் வந்த மாரி, ஒரு ம்.
அந்த கண்டிப்பா. நான் திரும்பவும் சொல்றேங்க. நீங்க நேரம் கிடைத்தா, அந்த இத அந்த வாய்ப்பு இருந்தா, நீங்க அந்த படத்த பாருங்க. கண்டிப்பா.
நிச்சயமா, நிச்சயமா. உங்களோட, இது எனக்கு புரிகிறது. அதை நிச்சயமா நான் முயற்சி பண்றேன். அதேபோல, இந்த படத்தில சரி அ நீங்க வந்து ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் அளவுக்கு இப்பிடி ஒரு படத்த சொல்றீங்க. இதேபோல, இங்க வந்த தமிழ் படங்கள், உங்கள ஏதாவது ரொம்பவே பாதிச்சிருக்கா? தன்னம்பிக்கை மீண்டும் பார்க்கக்கூடிய அளவுல. எதாவது ஒரு விஷயங்கள பண்ணியிருக்கா? இங்க உள்ள படங்கள். அதாவது தமிழ் படங்கள். ம், ம்.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதாவது தமிழ் படத்த சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு வந்து நான் காதல் திருமணம் தாங்க. ஆ அதில பார்த்தீங்கன்னா, தமிழ் படங்கள்ல, நீங்க கேட்ருக்கிங் கேள்விப்பட்டிருப்பீங்க? வாரணம் ஆயிரம்னு சொல்லிட்டு, ஒரு படம் வந்தது. ஆ சூர்யா படம். அ சூர்யா அவரு தான் நடுச்சுருப்பாங்க. அ இரட்டை வேட அந்தமாரி நடுச்சிருப்பாங்க. அவரோட கல்லூரி பருவம் அது. அதெல்லாம் பாக்கும்போது, என்னோட அ என்னோட காதலுக்கு வந்து என்னோட அப்பா ரொம்ப ஒரு தூணா இருந்தாரு. ஒரு ஃபிரெண்ட்மாரி, அவ்வளவு உதவி பண்ணாரு. ஏனா, என்னோட அம்மா, அப்பா காதல் திருமணம் தான். ஆ அந்த படத்தில வர்றமாரி தான். அம்மா வேற ஒரு மாநிலம், அப்பா ஒரு வேற மாநிலம். அ 2 பேருமே அரசு ஊழியர்கள். அங்க வந்து அ அந்த மாதிரி இருந்தனால, எனக்கு வந்து அந்த படத்த பாக்கும்போது, என்னோட அம்மா, அப்பா பாக்கிற மாரியே இருக்குங்க. <tsk> அதாவது <tsk> ஆ அதில வந்து, பார்த்தீங்கனா, என்னோட, என்னோட அம்மா வந்து ஒரு அ <tsk> ஒரு அ இசைக்கலைஞர். இசைக்கலைஞர்ன்னா எங்கள அம்மா கர்னாடிக் பாடகர் பாடுவாங்க.
சரி, சரி. ம். ம், ம். ம். ம்ஹ்ம். ம். ம். ம். அரும. ம்ஹ்ம். ஓ! சரி, சரி, சரி. அப்பிடியா? ம். அரும, அரும. <laughs> ம். ம். என்ன, என்ன ஒரு ஆச்சரியம். நீங்க ஒரு நடன கலைஞர், உங்க, அம்மா இசை கலைஞர். உங்க, அப்பா எதாவது கலைஞரா? <laughs>
ஆமா <chuckles> அது ரத்தத் <chuckles> இல்ல இல்ல. அப்பாக்கு வந்து இதில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லங்க. அப்பாவுக்கு வந்து, அப்பா வந்து படிப்பு. சோ, அது அதான் வீட்ல சொல்வாங்கள. ஒரு ஒரு ஒரு ஆள் அப்பிடி இருந்தா, ஒரு ஆள் அப்பிடி இருக்கனுனு சொல்லிட்டு. இல்ல, அப்பிடி இல்ல. அவர் வந்து, அ அவர நான் சொல்றேன். அவர் நல்லா படுச்சவரு. ய எங்க ய ஆமா. என்னைய வந்து படிக்க சொல்லுவாங்க. அதே போல, எனக்கு என்னத்தில எதுல ஆர்வம் இருக்கோ! அதிலேயும் அவரு எனக்கு சப்போர்டிவ்வா இருந்தாரு. சிறு வயதில இருந்தே. சோ, அதெல்லாம் பாக்கும்போது, எனக்கு அம்மா வந்து, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க. சின்ன வயசுல எல்லாம் வாக்கிங் போவோம். அப்பாவும் அம்மாவும் என்ன வந்து, ஆ வாக்கிங் கூட்டு போவாங்க. அப்ப பார்த்தீங்கனா, வா வாக்கிங் போய்ட்டு வந்து, ஆ நான் வந்து ரொம்ப துறு துறுன்டு இருப்பேன். சின்ன வயசுல. அப்போ சாப்பிட்றதுக்கு வந்து அம்மா வந்து ஊட்டி விடுவாங்க. நான் வேண்டா! வேண்டானே சொல்லுவேன் <tsk> அப்போ அப்போ வந்து எங்க அப்பா மடியில, என்ன, என்ன கூப்ட்டு வந்து உட்கார வச்சு பிடுச்சுக்கிருவாரு. அப்பா. "நீ சாப்பிட்டா தான் நான் உன்ன விடுவேன்," அப்பிடினு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிவி வசதிலாம் அப்ப இல்லங்க. இப்ப இருக்றமாரி தொலைக்காட்சி அப்புட்லாம் அப்ப அந்த காலத்தில இல்ல. அந்த டைம்ல எங்களுக்கு வசதி பத்தல. அப்ப பார்த்தீங்கனா, என்னோட அம்மா வந்து பாட்டு பாடுவாங்க <tsk> ஆ அதிலேயும் பார்த்தீங்கன்னா, எங்க <tsk> எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். அ அந்த பாட்டு வந்து <hiccups>
சரி, சரி. ம். எந்நேரம் வந்து படிப்ஸ். அப்பிடியே இவரு படிச்சுக்கிட்டே இருப்பாரா? அந்த மாரியா? <chuckles> ம், ம். சரி. அதான் அதான் அதான். அவர் படிப்பின் மேல் ஆர்வம் கொண்டவர். அ. நிச்சயமா, நிச்சயமா. ம். ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். சரி, சரி. ம்ஹ்ம். ஓ! சரி, சரி. ம்ஹ்ம். ம்.
அந்த பாட்டு வந்து, எங்க அம்மாவுக்கு வந்து <tsk> ரொம்ப அழகா பாடுவாங்க. எங்க அப்பாவுக்காகவே. அது என்ன பாட்டுங்கன்னா, கமலஹாசன் நடிச்ச படம் ஹேராம்னு ஒரு பாட்டு படம் இருக்கு <tsk> அதில வந்து, "நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி" அப்பிடினு சொல்லிட்டு <tsk> அது வந்து, அத வ அத கேட்கும் போதெல்லாம் எனக்கு தாலாட்டு பாடுற மாரியே இருக்கும். அப்ப எனக்கு வயதில அது தெரியல. அந்த சின்ன வயசுல வந்து எனக்கு அதோட அர்த்தங்கள்லாம் தெரியல. ஆனா, என்னோட அப்பா வந்து, அத கேட்பாங்க, எங்க அம்மாகிட்ட. எங்க அம்மா, அத பாடுவாங்க. அ அது அவ்ளோ அழகா பாடுவாங்க. எங்க அம்மாவோட அ குரல் வந்து, ரொம்ப இனிமையா இருக்கும். அத கேட்கிறப்போ. அத வந்து என்னோட எனக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டே பாடுவாங்க. நானும் அத சாப்ட்ருவேன். அப்புறம் எங்க எ <tsk> எங்க அம்மா, அப்பா 2 பேரும், அந்த பாட்ட பாடிக்கிட்டே இருப்போம் பாடிக்கிட்டே இருப்பாங்க. நானும் அத சாப்பிட்ருப்பேன். அப்ப, எனக்கு புரியல. ஏன் வந்து, இந்த பாட்டு அப்பாவுக்கு பிடிச்சுருக்கு இதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா இப்போ அதோட அர்த்தங்கள பாக்கும்போது, அது ரொம்ப காதல் மிகுந்ததா இருந்திருக்கு, அந்த வரிகள் எல்லாம். ஆமாம் <tsk> அதில அதில பார்த்தீங்கன்னா, சீ! இன்னைக்கி காலகட்டத்துல, காதல் அப்பிடி இருக்குமான்லான் எனக்கு தெரியலங்க. நிஜமா. ஏனா, அந்த பாட்ல, நீங்க உங் பார்த்தீங்கனா, அந்த படமும் அப்பிடி தான் இருக்கும். <tsk> நீங்க பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில வந்து காதல் பண்ணி, அவுங்க வாழ்க்கைய ஓட்ட ஆரம்பிச்சுருப்பாங்க. ஆனா, அவுங்களால வாழ முடுஞ்சுருக்காது ஒன்றா! ஆ ஒன்னா அவுங்களால வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ஏனா, அதுக்குள்ள அவுங்க கண்டிப்பா.
ம்ஹ்ம். ம். ஆமா, ஆமா, ஆமா. ஆ. ஆஹா! சரி, சரி. ம்ஹ்ம். சரி. சரி. ம். ம்ஹ்ம். ம். அது சரி! சரி, சரி. ம். ம்ஹ்ம். ஆமா, ஆமா. அருமையான வரிகள் இல்லயா! அது. ஆ. சரி, சரி. ம், ம். ம். அழகா, சொன்னீங்க. அதாவது உங்களுடைய நிறைய விஷயங்கள அ, அ நீங்க வந்து ரொம்பவே உணர்வு பூர்வமா, அந்த "ஜெர்ஸி "படத்தில ஏற்பட்ட உங்களோட அனுபவம் ஒரு படிப்படிப்படியா அழகா அ அவர் அந்த நடிகர் நானி வந்து எப்பிடி வெளிப்படுத்தியிருப்பாரு, தன்னுடைய குழந்தைக்காக, தன்னுடைய மகனுக்காக ஒ ஒரு ஜெர்ஸி வாங்குறதுக்காக, இறுதிப் போட்டியில ரஞ்சி விளையாண்டு, அந்த மைதானத்திலேயே உயிரிழந்த அந்த தருணங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நீங்க உணர்வு பூர்வமா ரசிச்சிருக்கீங்க. அதாவது ரசிச்சிருக்கீங்கங்கறத விட, அது தன்னம்பிக்கைக்காக அத எடுத்துக்கிட்டு இருக்குங்றீங்கிறது எல்லாம், அந்த நீங்க சொல்றபொழுதே, நமக்கு ஒரு பெரிய அளவுல தாக்கத்த ஏற்படுத்துச்சு. அ, அதேபோல உங்களோட அந்த மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய அந்த படம், எதற்காகன்னு, ஒரு அழகான ஒரு விளக்கத்த கொடுத்து, ஒரு நியாயப்படுத்துதல் கொடுத்தீங்க. அ உங்களோட உரையாடியது ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. நன்றிங்க.